கண்டிப்பா. ஏன்னா வந்து, ஒடம்பு நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது தான் நான் சொல்லுவேன், ஆனா இப்போ வர பாருங்களேன் நம்ம பாட்டி தாத்தாலாம், நல்லா கட்டுக்கோப்பா நல்லா மஸ்தா இப்போ கூட வயல்ல வந்து நட நட "நடவு நட சொல்றியா? ஒரு கழனி ஃபுல்லா நான் நடுவேன்" அப்படின்ட்டு ஒரு, நல்லா அவங்களுக்கு அவங்க ஏங்க நம்மளாம் வந்து "நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொழந்தை" அது போல தான் இது பண்ணியிருப்போம் அவங்களலாம் 8 10
ம். ஆ. <laughs> ஆ. ஆ. ஆ ஆமா ஒரு கொளம், ஒரே 1 பையன் தான்.
ஆ கனவு கன எது எப்படி சொல்றது? புட்பால் டீம் க்கு மேட்ச் வேணுமா இருக்கு ஆளு. கேரம் போர்ட் க்கு மேட்ச் க்கு ஆள் வேணுமா இருக்கு. அப்படின்னுட்டு, அவங்க செட்டு செட்டா வந்து காம் ஆமா அது போல இருக்கு, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணவு முறையா இருக்கட்டும், அவங்க தினந்தோறும் செய்ற வேலையா இருக்கட்டும், காலைல வெடிங்காலையில ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்து வேலை பார்க்கர்தா இருக்கும், அதே போல இரவுன்றது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 7 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க.
ஆ. <laughs> ஆ. புட்பாலுக்கு இருக்குங்க அப்புறம் என்ன? அதான் நல்ல தூக்கங்க, நமக்கு ரொம்ப முக்கியமானது தூக்கம் தான். நம்ம ஏதோ நெனைக்கிறோம், "நம்ம உடம்பு நல்லாதானே இருக்குன்னு" ஆனா அது நாட்கள் ஆக ஆகும்போது தான் தெரியுது அது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், சரியா இயங்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம ஒரு விஷயங்களை நம்ம யோசிக்கிறதே இல்லை, அது ஒரே ஒரு விஷயம்னா அது நம்ம ஒடம்பு தாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஏதோ நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், டாக்டர் கிட்ட போனா தான் தெரியும், எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கும் உள்ள எவ்வளோ பிரச்சன <laughs> ஆமாங்க அப்படிதான் நிறைய ஆட்கள் வாழுறாங்கன்னே நான்லாம் நெனைக்கிறேன். ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், "ஒன் இயர் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு" திருமணம் ஆன புதிதுல நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அப்பயும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போ பார்ப்போம், அப்படி இல்லைன்னா குயிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கொழந்தை பொறக்கும்போது நமக்கு லீவ் குடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாமா என்னன்னு பார்ப்போம், ஒரு 6 மாசம் பார்ப்போம் 1 வருஷம் பார்ப்போம் அப்படிங்கிற மாரி தான் நானுமே பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம ஒரு "ஒருத்தரோட ஏர்னிங் அ வச்சு நம்ம சமாளிக்கலாம் இதுக்கு மேல நம்மளால முடியாது" அப்படிங்கிற மாதிரி. ஒர்த்து தான் இல்லை பையனுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம்னா, நம்ம ஒடம்பை பார்த்துக்கணும் மொதல்ல. அப்பதான் அவங்க கூட இருக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவெடுத்ததுனா அதுதான்.
புல்லா பேட்ச் வொர்க் <chuckles> ஆமா. <chuckles> நிச்சயமா நிச்சயமா. ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா.

<laughs> கண்டிப்பா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை என்ற ஒரு விஷயத்தில வந்து, கொஞ்சம் வந்து அந்த பேலன்ஸா இருக்கட்டும். நெறைய ஏன்னா தூக்கந்தான் முக்கியமே.
ஆ. ஆ நம்ம குடுப்போம். ஆ நம்ம இரவு நேரங்கள்ல அவுங்களுக்கு ஃபீட் பண்ணணுங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வேலைக்கு பொழுதுலயும் போயிர்றோம்ல! அப்ப என்னாகுன்னா நமக்கு, வந்து கொழந்தக் கூடயே இருக்கணும் போல இருக்கும். அவுங்க தூங்குறத பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் இருக்க முடிலையே, இந்த நேரமாவது நம்ம இருக்கணும். நம்ம நல்லா பாத்துக்கணும். தூங்கிட்டு தான் இருப்பான். இருந்தாலும் எனக்கு அவன் கூட இருக்க முடிலன்னு முழிச்சிட்டே இருக்க மாரி இருக்கும். ரொம்ப தூக்கம் போச்சு எனக்கெல்லாம்.
அது. ம். நிச்சயமா. ஏன்னா
கிட்டத்தட்ட டாக்டர் கிட்டலாம் போய், கவுன்சிலிங்லாம் பண்ணி மெடிடேஷன் லாம் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இது ஒரு தெரப்பிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. <chuckles>
அச்சச்சோ! என்னங்க சொல்றீங்க! அந்த அளவுக்கு போயிடுச்சா?
ஆ அது என்ன, இல்லைங்க. நீ எவ்வளோ நாளு அப்டியே ஓடிகிட்டே, தாங்கிட்டே இருந்தா ஒ ஒடம்பு சொல்லும்ல? ஏதோ சிக்னல் குடுக்கும்ல!
நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா வந்து அந்த சிக்னல் கொடுக்கும்போதே பார்க்குறது நல்லது. சில பேருக்குலாம் ரொம்ப இந்த ஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயமே வந்து தவறி போயிரும். ஒ அது போல வந்
ஆ. ஆ, அத நம்ம கவனிக்கலன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். அப்புறம் நம்ம கொழந்தைக்கு நாம இருப்போமாங்கிறதே டவுட் ஆயிரும் போல இருக்கு. இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராது. <chuckles>
ஆமா. ஏன்னா இப்ப இருக்க காலம் வந்து பாத்தீங்கன்னா, அது போல இருக்கு. உணவு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ச சரி கிடையாது. அது நம்மளே வந்து ஹெல்த்துன்ற ஒரு விஷயத்தில கவனம் செலுத்தினாலும், அதில கலப்படம்ன்ற ஒரு விஷயம் வந்து அவுங்க கவனம் செலுத்துறாங்க.
ம். ஆ. ஆமாமா. நம்ம நெறைய யோசிக்கிறோம் தான். அ உணவு விஷயங்கள்ல. ஆனா நம்மலாம் சாப்பிடுறதெல்லாம் நெஜமாவே நீங்க சொன்ன மாரி இயற்கையா வாங்கி சாப்பிடுறோம்! அதில எவ்ளோ செயற்கை இருக்கு, நெஜமா அது எப்படி வெளைஞ்சுதுங்கிறதுலாம், நெஜமா சந்தேகம் தான். இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா, சி செக்க்ஷன் னால கொஞ்சம் லீவ் விடு குடுத்துருந்தாங்க.
<chuckles> கண்டிப்பா. நிச்சயமா.